ஆரம்பத்தில வந்து தவறுகள் வருங்க. எல்லாமே எல்லா கற்றலேயுமே ஆரம்பம் வந்து தவறுதல் வரும் தான். அதேமாதிரி தவறுதல்லலாம் வந்தது தாங்க. அப்புறம் போக போக அத நம்ம சரி பண்ணிட்டு இருந்தோம். "நம்ம எங்கே தப்பு பண்றோம்?" அப்டின்றது மறுபடியும் மறுபடியும் அவங்க சொல்லி தர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நெறையா இருக்கும். அத நம்ம ம வ ம-மறுபடியும் மறுபடியும் பார்க்க வேண்டியது தான். இல்ல நமக்கு தெரிஞ்ச, அ தையல்காரர்லாம் எ எ எங்க அக்கா தைய தைய்ப்பாங்க. எங்க அம்மாவும் தைய்ப்பாங்க. அவங்ககிட்டலாம் டவுட்டு கேட்டா, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்டின்ற மாதிரிலாம். அதுக்கேத்த மாரி நான் எனக்கு ஏத்த மாரி நான் செய்ய ஆரம்பிச்சேன். ம்.
ம். சரி. ம். ம். நல்லது. அரும. ஆ. சரி. நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டுமே பழகுனத வச்சி தான் இன்னமும் தச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, அதுக்கு அப்புறம், சரி, கொஞ்சம் சந்தேகங்கள் எல்லாம் இருக்குன்னு, நேரில யார்கிட்டயாவது போய் பயிற்சி பெற்றீங்களா?
ஆ ஆன்லைன்ல கத்துக்கிட்டது தான் ம அதிகம். அதிகமான விஷயங்கள் அதில தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, அதில தான் நெறைய ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. இத்தனை ஈஸியா எப்டி நம்ம எல்லாம் பண்ணலாம்? அப்டின்லாம். அப்புறம் எங்க அக்காகிட்ட நான்
ஒ! அப்டியா நேர்ல பாக் நேர்ல பழகுறத விட, ஆன்லைன்ல பார்க்குறப்போ, ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தர்றாங்களா?
ஆமா. ஆமாங்க, ஆமா. அக்காகிட்ட வந்து நானு சில டவுட்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அக்கா இந்த மாரி எனக்கு இதில சந்தேகம் இருக்குது. இந்த இடத்துல கட்டு வர மாட்டேங்குது,
ஓ! சரி, சரி. அப்ப அக்கா வந்து, உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அதில கொஞ்சம் கை தேர்ந்தவங்கல்லையா? அந்த அ தையல். அதனால உங்களுக்கு நெறைய உதவிகள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்தா கூட, நீங்க எளிதில அவங்கள தொடர்பு கொண்டு, இது இப்டி இருக்கு? நான் இந்த இடத்தில என்ன பண்ணனும்னு சொல்லி அந்த ஸ்பாட்லயே வச்சு கேட்டு, அதை நிவர்த்தி பண்ணிக்ககூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கெடைச்சிருக்கும்.
ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆமாங்க.